கண்டிப்பா. நீ நீ
ஆ நான் அதாவது நான் கிண்டல் பண்றக்காக தான் சொன்னேன். ஆனா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, "ஓ! அப்ப நீ நான் சொன்னா நீ கேட்க மாட்டீயா?" அப்படீங்கிற மாரி எடுத்துக்குவாங்க.
ஆ. அ நீ நீ நீங்க சொல்ற இதே விஷயத்த வந்து, நான் என் மனைவிகிட்ட க் நக்கலா பேசும்போது யூஸ் பண்றது. அ அ அவ அவு அவுங்கள பத்தி எதாவது நக்கலா சொல்லிட்டு நான் நக்க வெளியில கொஞ்சம் அப்படி நீட்டி சொல்லுவேன். அதாவது சரி நான் சும்மா நான் ஜோ உனக்கு ஜோக்குக்கு தான் சொன்னேன். நீ அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதன்னு சொல்லறதுக்கு நான் வந்து இது பண்ணுவேன். ஆனா நீங்க சொல்றது ஒரு சமூக வலைதளத்தில 2 பேரு தூரமா உட்கார்ந்து பேசும்போது இந்த எமோஜி கண்டிப்பா தேவைன்னு நான் நெனைக்கிறேன். ஆமா ரைட்டு.
ஆஹா சரிங்க. <laughs> அஹ. ஆமா. அஹ. ம். கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா இப்ப நேர்ல பேசும்போது நம்ம முகபாவனைகள் தெரியும். அ நம்ம என்ன நெனைக்கிறோம்னு நல்லாவே தெரியும். ஆனா வ சேட்ல பேசும்போது அது சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கையில அ நீங்க சொன்னீங்கல்ல, சும்மா உங்க கண்ண அடிச்சு பேசுறது. அதெல்லாம் வந்துட்டு நாங்க அந்த எமோஜியில கொண்டு வருவோம். "அ ஒரு இடத்துல கண்ணடிக்கிற மாரி ஒரு எமோஜி போடுறோம்." அப்படீன்னா அ அது வந்துட்டு, "நக்கலா பேசுறோம்." அப்படீங்கிறத நல்லாவே தெரிஞ்சு குடு தெரிஞ் அப்படியே காட்டிக் குடுத்துரும். அ,
ஆமா. ம்ஹ்ம். ஆ. ஓ! ஓ! ஆஹா! இந்த இந்த விசாரணையில பல விஷயம் வெளில வரும் போல இருக்கே.
நீங்க நெறைய தெரிஞ்சுக்குவீங்க போலயே. ம்ஹ்ம்.
ஆமா. நான் என்னம்மா நான் அந்த காலத்து மனுஷன். எனக்கு அவ்வளவா இத பத்தி தெரியாது. சரி உன்கிட்ட நெறைய தெரிஞ்சுப்போமே. ம். சரி, <tsk> சரி உங் உன்ட்ட இன்னொரு கேள்வி கேக்குறேன். <tsk> அ நீங்க எமோ எல்லா நெறைய எமோஜி இருக்கும்ன்னு நெனைக்கிறேன் அ சமூக வலைதளத்துல. ஆனா, நீங்க அதிகமா பயன்படுத்துற ஒரு 3, 4 எமோஜி என்னன்னு?
அஹ. சரி, சரிங்க. அஹ. அது ம். ம். ஆமாங்க. ஆ நான் அது மொதல்ல ஃபர்ஸ்ட்டு இது சொன்ன மாதிரி சிரிக்கிறது, அதாவது 2 கண்லயும் தண்ணி வர மாதிரி ஒரு சிரிப்பு பொம்மை ஒண்ணு இருக்கும். ம். அத நான் அதிகமா பயன்படுத்துவேன். ஏன்னா, "நான் அதிகமா வாய் விட்டே சிரிச்சிருவேன்." அப்படீங்கிறனால. அ வாய் விட்டு நான் சிரிக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்து, அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஜோக் சொல்றாங்க. நான் சிரிக்காம உம்முன்னு உக்கான்ட்டுருந்தா
ஆ. ஓ! ஓ! உங்களுக்கு ஜோக்கு புடிக்குதோ இல்லையோ, சிரிச்சுரணும் அந்த இடத்துல. சரி போங்க.
ஆஹா. இல்ல, இல்லைங்க. "நான் நெஜமாலுமே வந்து பேசுனா நல்லா சிரிப்பேன்." அப்படீங்கிறனால அ நான் சிரிச்சேங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா சாட்ல பேசிட்டுருக்கணும். அ அப்படீங்கம்போது நான் சிரிச்சேன்னா, டைப் பண்ண முடியும்? முடியாதுல்ல. அப்படீங்கம்போது அந்த இடத்தில அந்த சிரிப்பு எமோஜி வந்து அதிகமா பயன்படுத்துவேன்.
ஆ. அ. ஆமா. ம். ம். ம்ஹ்ம்.